ஆமாங்க. பழகிருச்சுன்னுதா சொல்லணும். அப்றம் பிடிக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு. கூட்டமா இருந்தா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொருத்தரையும் எதிர்பார்த்துட்டு, "நீ வரையா? வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், போலாம். நீ வரையா?" அந்தத் தனிமையிலே நா முன்னாடி அந்த நா ஸ்கூல் லைஃப்லயே என்னால முடியல, போர் அடிச்சுச்சுன்னா, எங்க அப்பாட்ட காசு வாங்கிட்டு, நான் பாட்டுக்கு படத்துக்குப் போயிட்டு நானே இண்டர்வெல்லல்லாம் முட்ட பப்ஸ், அது <chuckles> இதுன்னு நல்லா வாங்கி சாப்பிட்டு, ஜாலியா போயிட்டு, நானே வந்துருவேன். அதே மாரி தான் இப்பவும் போனா ஒவ்வொருத்தன் காசு வச்சுட்டு, மச்சான் காசு இல்லடா, நீ போடுறயாம்பான். நம்மளே அந்த இடத்துல வந்துட்டு, 10 பைசா இல்லாமதான் உக்கார்ந்துருப்போம். அந்த மாரி, இருக்கவும் சரி தனியா பேசாம எவனையும் கூப்பிட வேண்டாம். நம்மளே போயிட்டு பாத்துட்டு வந்துட்டு டீசண்டா விட்ரலாம்.
ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா. ஆமா. ஆமா. ம் சொல்லுங்க. பாத்தீங்களா? <chuckles> ஆ. சரிங்க, சரி. ஆ. ஆமாம்மா. கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமா, ஆமா. அதுவும் இப்பெல்லாம் க ஹோட்டல், சி இப்பெல்லாம் தேயேட்டர்க்கு போனா பஃப்சுவிக்கிற விலைக்கு 2லாம் வாங்க முடியாது அப்டின்ற மாரி தோணிரும்.
ஆமாங்க. கண்டிப்பா. சோ. அந்த அந்த மாரி விஷயங்கள் வந்து பழக ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் ஒரு சில கட்டங்கள்ல வந்துட்டு போர் அடிக்கும் இல்லைங்களா. எத்தன் நேரம்தா ஒரு ஃபோனையுமே டிவியும் பாத்துட்டு இருக்கிறது. இப்ப இந்த மாரி. அ ஆஃபீஸ் ஓர்க்கு இந்த மாரி விஷயங்கள்லாம் வரும்போது கொஞ்ச அதுல வந்துட்டு நான் வந்து இன்வால் ஆயஇருவேன். கொஞ்ச நா புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன்ங்க.
ஹும். ஆமா. பாத்துட்டு இருக்குறது. கண்டிப்பா. கவனம் செலுத்துற மாரி இருக்கு.ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஏ, இப்பவுமே உங்க வீட்டு பக்கத்துல ஒரு வேற வீடுகள் அந்த மாரி வரலையாங்க?
ஆ. இல்ல இப்போ வந்துட்டு வேற வீடு <chuckles> கட்டி வந்துட்டோம். இப்ப வந்து வீட்டு பக்கத்துல நெறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் இப்ப தான் 2வது, 3வது படிக்கிறாங்க. அவங்க கூடப் போய் நான் என்னங்க பண்றது?
ஓ! சரிங்க.சரிங்க. ஆஹ். ஆனா. வாஸ்துவந்தாங்க. அதாது, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது யாரும் இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா, எல்லாம் சின்ன பிள்ளைங்களா தான் இருக்கு அப்டின்ற மாரி. கண்டிப்
ஆமா. கண்டிப்பா. ஆனா, இப்ப என்னன்னா அதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் போயிட்டு கொஞ்ச நாள் செ அ சென்னைல இருந்த காலங்கள்ல அப்புறம் அங்க வந்து ஒ 1 பெண் அறிமுகமாயி, அப்புறம் அது வந்து லவ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச லைஃப் ஜாலியா போவும் இல்லைங்களா?
ம். சரிங்க. ஓ! சரிங்க, சரிங் ஆமாமா. அதாது தனிமையில இருந்து நீங்க வேற லெவல்க்கு போயிட்டிங்க.
அதுக்கப்புறோம் ஆமா. தனிமையிலந்து விடு ஒரு கட்டத்துல வந்துட்டேன்டா. இப்ப கூட யாராச்சும் இருக்காங்கடா! அப்டின்ற மாரி அப்பதா ஃபீல் பண்ணேன். அப்டி இருக்கும்போது நானும், அவங்களும் அதுக்கப்புறம் வந்துட்டு நறைய வெளிய போவோம். இந்த மாரி அ லோன்லியா இருக்க விஷயத்தயெல்லாம் அவ் அவங்ககிட்ட சொல்லிருக்கேன். ஆரம்பத்துல இருந்தே நான் தனியா தான் இருக்கேன். நீ வந்துட்டு தனியா எவ்ளோ வருஷம் விட்டாலும் தனியா இனிமேல் வாழ்க்க ஃபுல்லாவே இருந்தாலும் இருந்துருவேன்.
<chuckles> கண்டிப்பா. க ம். சரிங்க. பகிர்ந்துக்கிறீங்க. அ. ஆ. சரிங் அச்சச்சோ! அ
ஆமா. இனிமேலா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இனி எங்க எதுனாலும் நாங்க வந்துட்டு சேர்ந்து போக ஆரம்பிச்சோம். ஒரு ஷாப்பிங். எனக்கு என்கூட டீ குடிக்கிறதுக்கு வந்துருவாங்க. வட சாப்புறதுக்கு எதுனாலும் ரோட்டு கடைக் கூட யோசிக்காம அவங்களுமே அந்த மாரி டைப் தான். ரொம்ப அந்த மாரி எங்களுக்குள்ள அந்த ஒரு <tsk> அந்த ஜெல் ரொம்ப ஆயிருச்சுனே சொல்லலாம்.
ம். <chuckles> ஆ. சரிங்க. ச சரி, கண்டிப்பா, கண்டிப்பா. அதாது உங்க தனிமைய ஒருத்தங்க உடைக்கிறதுக்கு ஒருத்தங்க வந்துட்டாங்க அப்டின்ற மாரி சொடச் சொல்லிர். கண்டிப்பா. அந்த இல்லங்க அந்த தருணம் உங்களுக்கு எப்டி இருந்துச்சு? ஏன்னா, இப்ப நம்ம ரொம்ப நாள் தனிமையில இருந்து பழகி உங்களுக்கு ஒரு வெறுப்புல கூட, அப்பா நமக்கு ஜாலியா ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னு இருக்கும். ஆனா, ஒரு சில விஷயத்துல அய்யய்யோ! நம்மளுக்கு கொஞ்ச நேரம் தனிமை வேணுமே அப்டின்ற ஒரு நெலைமை கூட வந்து இருக்கலாம் இல்ல வரலாம். அப்ப எப்டி இருக்கும்?
ஆமாங்க, கண்டிப்பா. எப்போமே ஆ. கண்டிப்பாங்க. அதுவும் ஒரு இந்த ஃபோன் பேசுவோம் இல்லைங்களா, அப்பதான் அது வந்துட்டு, என்ன முன்னாடிலாம் நறைய படம் பாப்பேன் டிவி பாப்பேன். இப்பெல்லாம் எங்க நம்ம அதெல்லாம் பாக்கிறதே இல்லையே! அப்டின்னு யோசிச்சு பார்த்தா, அந்த அணிமி அதிகமா பாப்பங்க. இந்த தனிமைல இருக்கறனால.
ம். ஆமா. <chuckles> ம்.